ஆமாங்க ஆமாங்க. அது என்னென்னா நீங்க இப்ப வந்து தொறந்து பேசுறதுனால நான் ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வந்து கார்ப்பென்ட்ரி அவ்வளோவா பிடிக்கல. செட் ஆவல. ஆனா ஃபிட்டிங் எனக்கு செட் ஆய்டுச்சுங்க. ஈஸியா இருந்துச்சுங்க. அது எப்போ செஞ்சாலும் கரெக்ட்டா வந்துடும். <chuckles>
செய்முறை தேர்வு. ம். ம். ம். ஆனா நம்ம அத சொல் அத நம்ம சொல்ல முடியாது அல்லவா அந்த சார்ட்ட. ஏன்னா நம்ம வந்து இது 2 நம்ம பண்ணா தான் நமக்கு பிரா்டிகல்ல கை வைக்காம அது பாஸ் ஆக முடியும்.
<laughs> <laughs> அந்த வார்த்தையை சொன்னீங்களே, பிராக்டிகல்ல கை வச்சுடக்கூடாதுனு அத நாங்க எவ்வளோ தடவ யோசிச்சிருப்போம்.
ஆமாங்க. எ ஏன்னா இது எனக்கு வந்து வேற ப வேற டிபார்ட்மென்ட்க்கு போம்போது நானும் இத அனுபவிச்சிருக்கேன். பாத்தீங்கனா இந்த எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்வாங்கல்ல. அதில பார்த்தீங்கனா நிறைய அந்த ஒயர்ஸ வந்து கனெக்ஷன் பண்ணுகிற மாரி இந்த அதில நிறைய அந்த அது நிறைய இருக்கும். அந்த ஜங்ஷன் அது இதுனு இருக்கும்.
ஆமாங்க. <chuckles> நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தாங்க சொல்லுங்க.
அ ஆமாங்க அந்த இதில பஸ் ரயி ஏதேதோ அதில சில வ் வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆ ஒண்ணோடு ஒண்ணு இணைக்கிற மாரி வந்து நெறைய அது அந்த அந்த இதில எனக்கு வந்து ரொம்ப டஃப்அ இருக்கும்ங்க. எப்படா இந்த அதாது 2 மணி நேரமோ, 2 1/2 மணி நேரமோ அந்த பிரா்டிகல். வாரத்தில 1 நாள் வரும்.
ஆமாங்க. ஆமாங்க.
அதெல்லாம் நான் வந்து எப்படா வெளியில வருவோம் அப்டி என்கிற மாரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல்ல எனக்கு. அந்த ம்.
<laughs> அது என்னன்னா நீங்க வந்து புக்ஸ்ல இத வந்து நிறையா படிச்சிருப்பீங்க. அதேமாரி பார்க்கவும் பார்த்துருப்பிங்க. ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்ப நம்ம. அந்த காலத்தில வந்து எனக்கு அவங்க பேர் மறந்து போச்சு அந்த மஞ்சுளா பத்ரிநாத்தா ஏதோ ஒரு பேர் அவங்க வந்து வந்து நல்லா சமையல நல்லா செய்வாங்க. ரொம்ப நல்லா ருசியா இருக்கும்பாங்க. அவர் அவங்க வந்து நிறைய புக்கெல்லாம் வந்து எழுதினாங்க. அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில லேண்ட்மார்க் அப்டின்னு சொல்ற ஒரு கடையிலலாம் அவ்வளோ வேலயா இருக்கும். நான்லாம் வந்து காசு குடுத்து வாங்கி கல்யாணம் ஆக போற புதுசுலலாம் வந்து, சரி "ஐயயோ! நம்ம சமையல இன்னும் நல்லா சிறப்பா செய்யணுமே!" அப்டிங்கிறதலாம் அப்டி அதுக்காலாம் வந்து நான் இத நிறையா வாங்கியிருக்கேன் இந்த புக்கெல்லாம். ஆனா, வாங்கிட்டு என்னதான் செஞ்சாலும் நமக்கு சரியா வர்ல.
ம். சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ஆ அதாது நீங்க சொல்றது கரெக்ட் என்ன தான் வந்து நம்ம புத்தகத்தில படிச்சாலும் அந் அத செய்முறையில பண்ணும்போது அதே அந்த புள்ளியும் வந்து கிடைக்குமோ னா அது, கிடைக்கிறது கஷ்டம்
கிடை கிடைச்சுச்சுங்க கிடைச்சிச்சு. அது எப்டின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஆன்லைன்ல வீடியோ ஒரு பதிவு பாத்தேன். ஒரு பதிவு இவங்க என்ன அ Steffi ஒருத் யார ஒருத்தவங்களுடைய சேனல் நான் ரொம்ப அந்த ஆரம்பத்தில ரொம்ப ஆசையா பார்ப்பேன். அ அப்போ அவங்களுடைய குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ட்டா அந்த அந்த இத காமிப்பாங்க. அந்த கப்பு அதே மாதிரி கப்பு நமக்கு வந்து கிடைக்கும்.
அ. ம். அஹம். ஓ அந்த அள அள அளவு அளவுகோல்.